ஆ, கண்டிப்பாங்க. இந்த தனியா இருக்கும்போதே அத 2ஆ பிரிக்கிறேங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அ கொழந்தை பெறந்து ஒரு 6, 7 வருடம் 8 வருஷம் வரைக்கும் அதுக்கப்புறமேலு வரக்கூடிய தனிமை இது மாதிரி 2ஆ நான் பிரிக்க பார்க்கிறேன். அந்த குழந்தை பொறந்து ஒரு ஒரு 6, 7 வருஷங்கள் எல்லாம் இல்ல ஒரு 8 வருஷத்துக்குள்ள பார்த்திங்கன்னா, தனியா நம்ம இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கொழந்தைய பார்த்துப்போம் கொழந்த ஸ்கூலுக்கு போன பிறகு தூங்க தான் நமக்கு தோணும். நெறைய தூங்க தோணும் நமக்கு. நான்லாம் நெறையா தூங்குவ காலையில 10 மணிக்கு கொழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டுட்டு 10 மணிக்கு படுப்பங்க, சாப்பாடுலாம் சாப்பிட்டு 10 மணிக்கு படுத்தா 4 மணி பாப்பா வரும்போது தான் எழுந்திரிப்பேனே நானு. அந்த மாரிலாம் பண்ணியிருக்கிறேன். பெரும்பாலும் <chuckles> தூங்கியே அந்த தனிமைய நான் கழிச்சேங்க நிஜமா தான் சொல்றேன். தூங்கியே தனிமைய கழிச்சேன். அப்படி ஒரு அடிமைங்க தூக்கத்துக்கு அப்போ நானு. அந்த நேரத்தில வர்ற தூக்கம் என்னன்னு சொல்றது, சொர்க்கம் மாரி இருக்குங்க. அந்த தூக்கம் நமக்கு. அதான் அந்த நா ப பகல் நேரத்தில எல்லாத்தையும் அனு அவரையும் வேலைக்கு அனுப்பிவிட்டு, கொழந்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு, இருக்கிற வீட்டு வேலைலாம் அர கொறையா பாதி பாதி பாத்திரத்த வெளக்கிட்டு, பாதி பாத்திரம் வெளக்காம ,வீடு கொஞ்சம் கூட்டிட்டு கொஞ்சம் வீட கூட்டாம, துணிய பாதி ஊற வச்சுட்டு பாதி துணிய மிஷின் மேல போட்டுட்டு, அப்படியே 10 மணிக்கு சாப்ட்டு முடிச்சுட்டு, அப்படியே கட்டில் கிட்டே போய் படுத்தாங்க, நெஜமாலுமேங்க அந்த தூக்கத்துக்கு சொல்றதுக்கு ஒரு வார்த்தையே இல்ல, அப்படி ஒரு நல்ல ஒரு தூக்கமா இருக்கும்.
சரிங்க. ம். அடேங்கப்பா. <laughs> ம். ம். அதாவது நீங்க எந்த அளவுக்கு அத வந்து ரசிச்சு அழகா <chuckles> அனுபவிச்சிருக்கீங்கன்னு அழகா சொல்றீங்க. ஆனா, சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பகல் நேரத்தில வந்து இவ்ளோ நேரம் தூங்குறது வந்துட்டு, அ தூக்கம் வராது. இவ்வளோ நேரம் தூக்கம் வராது. இல்ல தூங்குறதும் சரியில்ல, அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏனா வேலையும் அதாவது வேல வந்து பெண்டிங்கில போட்டு வச்சுட்டாவே சில பேத்துக்கு தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனா, நீங்க வந்து பார்த்திங்கன்னா சிறப்பா <chuckles> தூங்கியிருக்கீங்க. ஆ
<laughs> ஆ. ம். கண்டிப்பா. ஆமாங்க, நான் நல்லா தூங்கிருவேன் நானு. அதாவது நம்ம தூங்கிற எடம் பொறுத்துங்க நம்ம கொசுலாம் கடிக்காம லிமிட்டான ஒரு ஃபேன் வச்சுக்கிட்டு நல்ல போர்வைய இழுதி போத்திட்டு. அப்பலாம் நமக்கு பெரும்பாலும் கவலையே இருக்காதுப்பா. நம்ம மைண்டில் ரொம்ப மெலிசா காத்து மாரி இருக்கும். அப்போலாம் மைண்டு நமக்கு. இதே மாரி தூக்கத்த நம்ம எப்போ தம்மா தூங்கியிருப்போம் கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா வீட்ல தூங்கியிருப்போம். இதே மாரி. அம்மா வீட்ல இருக்கும்போது பெரும்பாலும் நமக்கு வேலையே இருக்காது நமக்கு. ஆனா, அந்த ஒரு 8, 9 வருஷத்துக்கு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா, வரும் பாருங்க ஒரு கவலையால வரும் ஒரு தனிமை வரும் பாருங்க, அந்த தனிமையா இருக்கும்போது, அதெல்லாம் அப்போலாம் பார்த்திங்கன்னா, தூக்கமே பறந்து போய்ரும் நமக்கு தூக்கமே வராது நமக்கு.
ம். ஆமா, நிச்சயமா. <snorts> ஆமா, ஆப்போசிட்டா மாறிரும். <chuckles> <breath>
அந்த மாரி நேர ஆப்போசிட்டா அப்போலாம் பார்த்தீங்கன்னா, தனிமையா இருக்கும்போது ஏதாவது விஷயங்கள் நெனைச்சுக்கிட்டுங்க. ஆ அப்படியே மைண்ட வந்து ஒரு ஒரு சமாதானப்படுத்திக்கிட்டு அ, ஒரு பெரும்பாலும் தனிமைக்கு அந்த மாரி டைமில தனிமைக்கு வந்து கம்பெனி குடுக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பு டீ.